இப்ப பாத்தீங்கன்னா நம்ப வாழ்க்கையில எல்லாருக்குமே எ அ செடி வைக்கணும், மரம் வைக்கணும், ஒரு தோப்பு மாரி இது பண்ணணும். அப்படின்ட்டுல்லாம் நெறைய ஆசை இருக்கும். ஆனா, இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய தோப்பு வைக்கிற மாரியோ, இல்ல பெரியச் செடி, கொடி வைக்கிற மாரியோ, நம்மளுக்கு முடியாத நேரம் நேரமும்-நேரமும் கம்மியா இருக்கும். அதே நேரத்துல இப்போ எடமும், வசதி வந்து இப்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது, சிறிய தோட்டத்தை எளிதா நீங்க எப்படி வைக்கலாம், அப்படின்ற மாரி உங்களுக்கு எதுவும் அ கருத்து இருக்கா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. நான் இப்ப நானே வீட்ல பாத்தீங்கன்னா. அ மாடித் தோட்டம் இப்ப அந்த மாடித் தோட்டம்ங்கிறது வந்து இப்போதைக்கு ரொம்ப அதிகமா பரவலாக்கிட்டே வருதுங்க. இப்ப யார பாத்தீங்கன்னா ஆமா. யார பாத்தாலும் வந்து மாடித்தோட்டம்தான். இந்த ஜோதிகா மேடம் வந்து ஒரு படத்துல நடிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆமா. அந்தப் படத்துல பாத்ததுக்கு அப்புறம் தான், எல்லாருமே அந்த வந்து பரவல வந்து, "நம்மளும் செஞ்சு பாக்கலாமே!" அப்படின்டு செஞ்சு பாத்தாங்க. அதுல நெறைய பேரு வெற்றி. எனக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாடி இப்ப நமக்கு இப்ப வெளியில வேலைக்கு போகல, போகாதவங்க அப்டின்னு வீட்லேயே வந்து ஹவுஸ்வைஃபா இருக்கோம் அப்படின்னா. இது அழகா இந்த இந்த- அ இந்த இந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்துட்டு போகலாங்க.
கண்டிப்பா, ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்

திருப்பி குடுக்கும். ம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஈஸியா இது பண்ணலாம். அ அந்த கீரை விதைகள்லாம் போட்டோம்னா டக்குனு அதுவும் வந்துரும். அ நவதானியங்கள்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாவும் நல்லா போடலாம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அ அதுக்குன்னு தரம் பார்த்து சில செடிகள்லாம் இருக்கும். அந்த சின்ன செடியிலேயே நிறையா காய்கள் அ காய்க்கக்கூடிய மரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியா வாங்கி
ஓ! சேரி. ஓ. ஆ. ஓ! அப்டிங்களா. வளர்ற மா இப்போ ஆ இந்த வெண்டக்காய் அந்த மாதிரிலாம் வளர்க்கறதுக்கு எப்படி? என்னங்க என்ன பண்ணணும்? இல்ல தக்காளி. எனக்கு தக்காளி வளர்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து எங்க வீட்டில மொட்டை மாடி தான் இருக்கு. இந்த மொட்டை மாடியிலல்ல. ஆம் <tsk> பால்கனி தான் இருக்கு. அப்ப அங்க வந்து தக்காளி வக்க முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அதுக்குதா ஆ. வக்கலாம். எதுக் எந்த ஒரு இதுவா இருந்தாலும், சூரிய ஒளி கண்டிப்பா நமக்கு வேணும்.
ஓ! அதான் சூரிய ஒளி வரும். அதனால தான் கேட்டேன்.

கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க அந்தத் தோட்டத்தை வைக்கறத்துக்கு எ எப்படி வந்து, இப்ப உரம் வாங்குறதா இருக்கட்டும், அந்த இ இடத்துல வந்து நீங்க எப்படி எப்படில்லாம் எந்தெந்த செடி வைக்கணும்ன்ற ஒரு பிளான் போடறதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க?
ஆமா, இப்பம் இப்ப நா எப்படி ஆரம்பிச்சேன்னா பாத்தீங்கன்னா, சின்ன அந்த மண் தொட்டிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நெறைய பேர் பிளாஸ்டிக்ல வாங்குறாங்க. பிளாஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் தொட்டின்னா பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த ஒ ஸ் அந்தச் செடிகள் வந்து ஆரோக்கியமா வளர்றதுக்கு வந்து உறுதுணையா இருக்காது. இப்ப ஆமா.
சரி தாம். ஆமாங்க. ஆமாங் ஓ! கண்டிப்பா, ஆமாங்க. பிளாஸ்டிக்னாலே நம்பளுக்கு நெறைய தீங்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஆமா, அது வந்து வெ சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெயிலோட ஹீட்டு வந்து அந்தத் தண்டு, அந்த கீழ போய், அதுல போய் இதாயி பாத்தீங்கன்னா, சீக்கிரமாவே அந்த அது டேமேஜ் ஆயிரும். இப்ப நாம இத மண் தொட்டி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படீன்னா, தண்ணி ஊத்த, ஊத்த அதனுடைய மண் அதாவது, வெயில் காலம் வந்தாலும் அந்த வந்து அந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணி குடுக்கும். அப்பப் பாத்தீங்கன்னா
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நம்ப தண்ணி ஒ கொஞ்சம் கம்மியா ஆயிட்டாலுமே, அதுக்கு அந்த இயற்கையில அந்த மண் பாத்திரத்துல இருக்க தண்ணியோட இதுக்கே கொஞ்சம் இழுத்துக்கும். அந்த மாரி சொல்றீங்க.
ஆமா, அந்த குளிர்ச்சிய குடுக்கும். அதனால நா என்ன பண்ணுவேன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மண் சட்டி தான் அதிகமா வாங்குவேன், மண்ணோட. மண் சட்டி வாங்கி கீழ பாத்தீங்கன்னா, அந்த உரம் கீழ உரம், பாதி மணல், பாதி உரம், பாதி மணல் அந்த மாரி இந்த ஆட்டோடப்
கண்டிப் கண்டிப்பா. கண் இப்போ அந்த ஒரம் வந்து நீங்க வெளியருந்து வாங்கி பண்ணுவீங்களா? இல்ல நீங்களே ஏன்னா சில இதெல்லாம் நா பாத்துருக்கேன். "உரம் வந்து வீட்லயே ரெடி பண்ணலாம்." அப்படீன்ற மாரி தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க எப்படி அத பண் வாங்குறீங்களா? பண்றீங்களா?
ஆமாங்க, நா வீட்டிலயே தயார் பண்ணுவேன். இல்லைன்னா சொல்லி வச்சு நா அந்த மாரி வாங்கவும் செய்வேன். பாத்தீங்கன்னா, எனக்கு நேரம் இருந்தா நானே பண்ணுவேன். இந்த ஆட்டுப் புழுக்க, மாட்டோடச் சாணம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, நல்லா அதெல்லாம் ஒடைச்சு, நல்லா காய வச்சு, அ அந்த மாரி சில இதுல தேங்கா நாரு இதெல்லாம் போட்டு நா உரம் தயார் பண்ணுவேன். இல்ல டைம் எனக்குக் கெடைக்கல அப்படீன்னா, அந்த எ ஒரம் எங்கே கெடைக்குதோ, அதைப் போய் வாங்கிட்டு வந்து நா பண்ணுவேங்க. அந்த மண்ணு ஒரு மணம், மண்ணோட வளத்தன்மை அந்தச் செடியோட வளத்துக்கு வந்து மண்ணு ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதனால அந்த
ஓ! சரி. கண்டிப் சரிங்க. ஓ! கண்டிப்பா. கண்டிப்பா அழகா ஸ்

அந்தமணல் வந்து எந் எந்த இடத்துல அந்த மணல எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சேகரிச்சு வாங்கிட்டு வந்து அதை பண்ணிடுங்க. மண் சட்டியில் வச்சு அத அந்த விதை எல்லாம் போட்டு அதை பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குத் தண்ணி, அப்பப்ப தொளிச்சு தொளிச்சு விடணும். ரொம்பவும் அந்த விதை எல்லாம் பரவி விட்டோம்னா நம்ம தண்ணி வந்து மொத்தமா ஊத்திரக் கூடாது. அது அப்படியே தண்ணி வச்சு ஷவர் மாதிரி அப்படியே நல்லா தொளிச்சு தொளிச்சு விட்டுட்டு வந்தோம்னா அதை அப்படியே ஒரு நல்ல ஒரு சின்ன இதுவா வந்து வளர்ந்துரும்.
ஓட்டு. ஓ, சரி. ஓ, சரிங் நல்லா வளரும். இப்ப ஒரு ஒரு கொ கொத்தமல்லி செடி வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்னங்க பண்ணணும்? ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். எனக்கு அது வளரவே மாட்டிக்குது. நான் புதினா எல்லாம் வச்சுட்டேன். ஏன்னா அது சாதா தானே. ஆ, ஆனா எனக்கு இந்தக் கொத்தமல்லி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ம். அதனால நானும் நிறைய ப பண்ணி பார்த்தேங்க. ஆனா எதுவுமே அது வந்து வேலை செய்யற மாதிரி தெரியலே. அதுதான் இப்ப நீங்கச் சொன்னதை பார்த்தவுடனே ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க அழகா வளர்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். <chuckles> ஆ சொல்லு
ஆ புதினா வந்து ரொம்ப ஈஸிய. ஏன்னா புதினா வந்து பாத்தீங்கன்னா ஆம். ஆமா, ஆமா. புதினா வந்து நம்ம பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பிரியாணிக்கோ, எதுக்கோ போட்டு அந்தக் காம்பு ஒண்டி வச்சா டக்குன்னு முளைச்சிரும். ஆனா இந்த புதி இந்த மல்லி தழை வந்து நீங்கச் சொல்ற மாரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மல்லி விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த விதையோட தன்மையை பொறுத்து தான் அது சீக்கிரமா நமக்கு வந்து அது முளைக்கிறதுக்கு துளிர்விட்டு வர்றதுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஆ ஆமா. நல்ல பழைய மல்லியா பாத்தீங்கன்னா அந்த விதை தூவுற மாரி ஒரு நல்ல தரம் பாத்து வாங்கணும். வாங்கி அ
ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா. ஓ! சரிங் சரிங் அதை வந்து சில பேர் சொல்றாங்க அதை சும்மா அந்த ஒரு அந்தச் சப்பாத்தி கட்டை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கிட்டு அப்படியே அதைப் போடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒ இப்ப நீங்க எப்படி சொல்ல வர்றீங்க? அதை எப்படி போடலாம்? எப்படி போட்டா அது சீக்கிரம் வளரும், நல்லா வளரும்?
ஆமா. ஆமாங் நான் ஆமா. அந்தப் பழைய மல்லியே பாத்து வாங்கணும். புது மல்லி இல்லாம நல்ல பழைய மல்லியே பாத்து அ நல்ல ஒரு தரமா இருக்கணும். அது அந்த உமி மாரில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலைலாம் வராது. அந்தச் சத்து நிறைய இருக்கணும். அதுல உள்ள மல்லில்ல. அத நல்லா நல்லா இடிச்சு போட்டு நல்ல ஒரு ந கைல கூட நச நம்ம இது பண்ணா கூட அப்படி தான் வரணும், அப்படியே. போட்டு அப்படியே தூவி விட்டு மணலை மேல போட்டு மறுபடியும் ஒரு இது தூவி விட்டு அப்படியே லைஸ் அ தண்ணி வந்து ரொம்ப குடம் குடமா ஊத்திராம கையில அப்படியே தொளிச்சு வுடணும்ங்க. ஆமா. தொளிச்சு தொளிச்சு வுடணும். இது கொஞ்சம் அ ஆரம்ப ஸ்டேஜ்ல வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தண்ணி ஊத்துற பதம் பதம் இருக்கில்லையா, அது ஆமா அத நம்ம பாத்து, பா
ஓ, ஆஹ், சரிங்க. ஆஹா. ஓ! சரிங்க, சரிங்க. சொல்லு சொல் கண்டிப்பா, கண்டிப் அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சு உரம் அந்த மாதிரி போடணும்ங்களா? இல்ல சாதா மண்ணுல அதாவது அ நான் ஒரு செடி வளர்க்கிறேன். அந்தச் செடியோட மண்ணே எடுத்துப் போட்டா போதும்ங்களா? இல்லைன்னா வேற அதுக்கு தனியா எதாவது ஒரு உரம் ஏதாச்சு போடணும்
இல்லங்க. கண்டிப்பா நம்ம உரத்தோடு சேர்த்த மணல் தான் நமக்குக் கரெக்டா இருக்கும். அ அ அதை 2ம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணையும் உரத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஒரு தொட்டிக்கு வந்து அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். வெறும் மணல்ல வந்து வளர்றது ஒரு ஆரோக்கியமில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கு குடுக்கற ஊட்டச்சத்துக்கள்
ஓ, அதுதான் நல்லா வளரும், சீக்கிரமா வளரும். ஓ, சரிங் அதுல வந்து ருசியும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க கண்டிப்
ஆமா. ஊட்டச்சத்து அதுக்குள்ள ஊட்டச்சத்து நம்ம குடுத்தா தான் நமக்கு கூட்டச்சத்து மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு அது கொ நமக்கு வந்து கொடுக்கும்.